ம்.
புரியுதுங்களா? அதேமாரிதாங்க வந்து இந்தமாரி வந்து நானு சேமிச்சது உண்டு. அதுக்கப்புறமா வந்து அ வேற என்னன்னா, இப்ப வந்து நம்ப அநாவசிய செலவு வந்து நம்ப பண்ண மாட்டோம். இல்லேங்களா? இப்ப ஆனா இதுக்குன்னே வந்து இப்போ இவ்ளோ மாதம்ந்தோறும் இவ்ளோ சம்பள சம்பளம் வந்து நமக்கு வருது அப்பிடிங்கிறபோது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதல வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருவேன். ஆ. அத வச்சுட்டு அதுல கட்டுப்பாட்டோட இருப்பேன். அத தொடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வர மட் மட்டும் தான் அத தொடணும் அப்பிடின்னு வந்து சே ஒரு தொகைய வந்து எடுத்து வச்சுருவேன் முன்னாடி. எப்பமே!
புரியுது, புரியுது. சரி தான். சரிங்க. ஓ! சரி. சரி, சரி, சரி. இப்போ. இப்ப நம்ம என்னதான் தனியா ஒரு பணத்த எடுத்து வச்சாலுமே இப்போ நம்ம அ இப்ப கைபேசில நம்ம ஒன்னு பாக்குறோம். இந்த தள்ளுபடி. அந்த அ ஆடையில தள்ளுபடி. அதில பா ஓ! இத வாங்குனா நமக்கு செலவு குறையும்ல. அத வாங்குனா செலவு குறையும்லாம் நினச்சு நம்ம செலவு செய்வோம்ல. அந்தமாரி நீங்க ஏதாச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா?
அந்த மாதிரி. ஆமாங்க. ம். <laughs> ஆமாங்க. ஆமாங்க.